நிச்சியமா, நிச்சியமா. அதுபோக வந்து இந்த இது "விண்ணய் தாண்டி வருவாயால" அந்த 1 நாள் சிறுத்தேன் மறுநாள் அழுதேன் அந்த பாடல் இருக்குல்ல. அது வந்து நெறைய நாள் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சண்ட வரும்போது நான் அந்த பாட்டு பண்ணிவுட்ருவேன். <laughs>
ஆமாங்க. <chuckles> ஓ! அதாவது ப்ளேலிஸ்ட்ல போட்டு அந்தனா சிச்சுவேஷன் சாங்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க வைபு மாரி.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல வந்து, அ ஏன் என் வாழ்வில் வந்தாய் கண்ணா நீ, ஓ! <laughs>
எனக்கு ஃப்ரீயாவே ப்ளே லிஸ்ட் கிடைச்ச மாதிரியே இருக்கு. அதாவது ஸ்பாட்டிஃபை ஏதோ இது பண்ண மாதிரியே இருக்கு.
<chuckles> அவன் <chuckles> அந்த அளவுக்கு வந்து அந்த பாடல் நான் ரொம்ப அப்டியே போட்டு காதுக்கிட்டு வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். ஏன் உன்கிட்ட சண்ட போட்டும் அப்டின்ட்டு இருந்தாலும் அந்த கோவம்லாம் தணியாது. வந்து சாரி கேட்குற வரைக்கும் நம்ம விட்ட குடுக்குற இது கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில வந்து அந்த புண்பட்ட மனத பாட்டு கேட்டு ஆத்திக்கலாம் அப்டின்ற மாரி. அப்டி இருக்குங்க.
சரி. ஓ! கண்டிப்பா. அழகா வந்து பாடி காட்டினீங்க. என்னைக்காவது உங்க வீட்ல வந்து பாடி காட்டிருக்கீங்களா? நிச்சியமா நல்லாருக்கு. எதாவது நல்லாருக்குன்னு சொல்லிருக்காங்களா?
நிச்சியமா வந்து நான் எங்க வீட்ல ரொம்ப ஃபேமஸ்ஸான பாத்ரூம்ஸ்ங்கருங்க. அ அப்டி. கண்டிப்பா. அப்புறம் என்னுடைய ஸ்கூல்ல, காலேஜ்லஸ்ல கூட என்னுடைய தோழிகள் வந்து வ இந்த இது ஊர்வசி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல. என்கிட்ட யார் நல்லா சமைப்ப சமைக்கிறாங்கன்னு கேட்டா, நா ஆனா எனக்கு தெரியாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டா என்னதான் சொல்லுவாங்க அப்டி அந்த மாரி என்கிட்ட நல்லா பாடுறவங்க யாருனு கேட்டா எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா என்ன என்னதான் சொல்லுவாங்க. அ அந்தளவுக்கு நம் நம்மளும் பாட்டு ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டோங்க. அந்த அளவுக்கு வந்து இசைன்றது அ மேல எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம். இந்த பாட்டு கேட்கறது அத விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம்.
ஆ! புரியுது. <laughs> <chuckles> புரியுது. சரி. ஓஹோ! கண் அழகா சொன்னீங்க. ப்ளேலிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு மனநிலை இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு சாங் வந்து முதல்ல வந்து ஒரு அழுகுற சாங்கா வரும். அந்த நேரம் என்ன பண்ணுவோம் நம்ம அத உருகி நெனச்சு அழுதிட்டே இருப்போம். அடுத்த சாங் இந்த வைப் பண்ற மாதிரி ஏதோ குத்துப்பாட்டு வரும்போது அதுக்கேத்த மாதிரி மாறிடுவோம்? இந்த மாரி மாறுனதுண்டா நீங்க?
ம்ஹ்ம். ஆமா. நெறைய இருக்கு. ஏன்ன இன்னும் என்னன்னா நீங்க சொன்னது தான் சரிதான். அந்த ஒரு பாட்டு வந்து அப்டியியே நம்மள சோகமாக்கிரும். அடுத்த ப்ளேலிஸ்ட்டே செம்ம குத்தா ஒண்ணு போடும்போது வந்து இந்த இந்த படம் உயிரே படத்துல வந்து அந்த ட்ரெயின்ல ஆடுவாங்களே! தக்கத்தையா. அதெல்லாம் போட்டாங்கன்னா, எங்கே இருந்தாலும் நம்ம ஆடிர்றது தான். ஏன் நான் சும்மா இருக்கணும்? அது எவ்ளோ சூப்பரா இது இந்த ரஹ்மான் அவர்களுடைய இசை அப்டி இருக்கு! ஆ ஆடுறதுக்குன்னே போட்டுருக்காங்க. நம்ம ஏன் சும்மாவுடனும் ஆடிருவோமே! அப்டின்ற மாரி. ஆடி அதான் அந்த மாரியான பாடல்கள் வந்து. ரொம்ப துள்ளலான இசை வரும்போது நம்மளுடைய மனநிலையும் ரொம்ப துள்ளலா மாறிருது.
<chuckles> ஆமாங்க. <chuckles> <clicks tongue> கண்டிப்பா. அழகா வந்து சொன்னீங்க. அந்த ப்ளேலிஸ்ட்ல என்னுடைய மனநிலைமை மாத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடல்கள். அது வேற பாடி வேற அழகா காமிச்சேங்க. உங்க கூட பேசினதுல நறைய பாடல்கள் வந்து திருப்பி நானு ஏதோ கேட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி. நன்றி.
<chuckles> கண்டிப் மகிழ்ச்சிங்க.